நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலும், நம்ம சிறு வயதிலிருந்தே நம்ம வந்து சில விஷயங்ள்ல நம்ம ஈர்த்துருக்கும். அந்த மாரி ஒரு சில விஷயங்கள பாத்து, நமக்குன்னு ஒரு ஒரு ஸ்டைலா, ஒரு ஒரு ஒரு ஒரு தரமான ஒரு ஒரு ஒரு நேர்பார்வையோட ஒரு லுக்‌ அ வந்து நம்ம, நம்மளா நம்மள நம்ம நினைச்சுகிட்டு ஒரு உலகத்தில வாழ்ந்திருப்போம். அது வந்து ஒ சில சினிமா நடிகர்கள்லாம் நம்ம பாத்திருக்கலாம். இல்ல நம்ம அப்பாவ பாத்திருக்கலாம். நம்ம அம்மாவோட பாத்திருக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து, நீங்க உங்கள மாத்தி ஒரு ஓ உங்களுக்குன்னு ஒரு விஷயம் தனித்துவமா நீங்க உருவாக்கி இருக்கீங்களா? அது எப்டி இருந்ததுச்சுன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? எங்களுக்கு.
கண்டிப்பா.
கண்டிப்.
எனக்கு வந்து இந்த மாரி ஒரு அ சிக்னேச்சர் லுக் அப்டீன்னு சொல்லுவாங்கல்ல. எனக்குன்னு தனித்தன்மையான ஒரு ஒரு
கண்டிப்பாக.
விஷயத்த வந்து பண்றத்துக்கு எனக்கு சிறு வயதில இருந்தே அத வந்து நான் முயற்சி பண்ணிட்டே தான் இருந்தேன்.
சரிங்க.
நான் ஒரு சின்ன வயசுல வந்து அன்னைக்கு எங்களோட காலகட்டங்கள்ல வந்து ரொம்ப பெரிதாக வந்து 2 பேர் தான். அ பாத்தீங்கன்னா கமல், ரஜினி.
சரிங்க. ஆ கரெக்ட்‌ங்க. கரெக்ட்‌டா சொன்னீங்க. புரியுதுங்க.
புரியுதுங்களா? அப்படி, அப்படி பார்க்கும்போது நான் வந்து கமல் அ ரசிகர். ரொம்ப வெறியர்ன்னு வச்சுக்கங்களேன், அந்த காலங்கள்ல.
சரிங்க, சரிங்க.
கமலோட வெறியர். சோ அந்த ஒரு அந்த ஒரு இதுதான் என்கிட்ட இருந்தது.
சரிங்க.
அவர மாரி எ இது பண்ணுறது, அவர மாரி ஆடுறது, அவர மாரி <tsk> அந்த அந்த மேனரிசம் அந்த இதெல்லாம் இருக்குது இல்லீங்களா? என்ன தான் நமக்கு ஒரு மேனரிசம் வீட்டோட மேனரிசம் வந்தா கூட, அவர மாரி பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன். இந்த முகபாவம், அந்த இது அந்த டான்ஸ், எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்குங்க. அப்போ வந்து நமக்கு தெரியாது. நமக்குன்னு ஒரு தனியா ஒரு இதை தனித்தன்மையை நாம கொண்டு வரணுன்றதெல்லாம் தெரியாது. நம்ம "இதுதான் நம்ம" அப்டீன்ற மாரி நம்ம நினைச்சிப்போம் இல்லையா! அந்த வயசுக்கு அப்படி தானே இருக்கும். "ஏய் கமல் மாரி இருக்கான்டான்னா," நமக்கு ஒரு ஒரு சந்தோஷமா இருக்கும்ல.
கண்டிப்பா. சரிங்க. சரிங்க. சரிங்க, சரிங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. ரொம்ப சரியா சொன்னீங்க.
"இந்த நடை, அந்த இது அந்த டான்ஸ், அதெல்லாம் வந்து கமல் மாரி இருக்கான்ப்பா," அப்படின்னான்னா, "ஆ ரைட்‌டு" அது ஒரு சந்தோஷமா இருந்தது. அது ஒரு ஒரு காலகட்டம் வரைக்கும் ஓடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நானா த ஆரம்பிச்சது வந்து ஒரு 9ஆவதில வந்து ஆரம்பிச்சேன். நான் இந்த மாரி நம்ம இது பண்ணலாம்னு அப்பவும் வந்து என்ன தாடி மீசைலாம் கிடையாதுன்னு வச்சிக்கோங்க. 9ஆவதில எங்க வளர்ந்தது நமக்கெல்லாம்?
சரிங்க. சரிங்க. சரிங்க
ஒரு சில பேருக்கு வளரும். நமக்கெல்லாம் வளரல. <laughs> அப்போ வந்து அங்க அந்த நா நா அந்த காலங்கள்ல வந்து இந்த ஃபங்குனு சொல்லுவாங்க. ஒரு ஹேர் ஸ்டைல்.
சரிங்க. <laughs> அது ரொம்ப நகைச்சுவையா சொன்னீங்கங்க. இது உண்மதான் உண்மதான். கண்டிப்பாங்க. ஃபங்கு தெரியாம இந்த காலத்துல யாராவது இருப்பாங்களாங்க. அதெல்லாம் அதெல்லா வந்து வின்டேஜுங்க. அதுக்குன்னு ஒரு கூட்டம் இன்னு இருக்கு. சரிங்க.
அதுதான், அந்த ஃபங்குன்ற ஹேர் கட்டு அத பண்ணிக்கிட்டு, இந்த அப்போ இந்த ஒரு சில படங்கள் க கமல்தும் இருக்கு. நாயகன் அந்த மாரி படங்களும் இருக்கு. அதே மாரி பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அமரன்னு ஒரு படம் வந்தது தெரியுங்களா?
ஆ! எனக்கு தெரியுங்க. தெரியும் தெரியும் தெரியும் பாத்திருக்கேன்.
அமரன்ல பாத்தீங்கன்னா கார்த்திக் அப்படித்தா வாரி இருப்பாரு. அவருக்கு ஃபங்கு மாரி அந்த முடி இருக்கும்.
சரிங்க. எனக்கு இப்போ ஒரு கேள்வி இருக்கு. இந்த மாதிரி ஃபங்கு வெச்சுட்டு சுத்தும்போது கண்டிப்பா பெற்றோர்கள் உங்களுடைய அம்மாவோ அப்பாவோ கண்டிச்சுருப்பாங்கள?
சொல்லுங்க. அப்பா வந்து இறந்துட்டாங்கன்றதுனால அப்பாவோட இது இல்லை. அம்மாலாம் திட்டுவாங்க அது அவங்களுக்கான அந்த வேலை அந்த இது அப்பா இறந்தது இந்த குடும்பத்த பாக்குறது அது மாதிரி இருந்ததுனால, ரொம்ப எதுவும் பண்ணல. ஆனா ஸ்கூல்லலாம் நல்லா திட்டெல்லாம் வாங்கியிருக்கேன். என்ன ஒண்ணு அடிக்க மாட்டாங்க. ஏன்னா, இந்த படிக்கிற பையன்றதுனால அடிக்க மாட்டாங்க.
சரி. ஓ, சரி. சரிங்க. ஆமா, அது ஒரு அட்வான்டேஜ்ங்க படிக்கிறப்ப. சரிங்க, ஆ. சொல்லுங்க.
<chuckles> அதனால வந்து இது அதான் ஃபங்க்‌க உட்டுட்டு அந்த ஆனா அத பொறுக்கி மாரி வச்சிருக்க மாட்டேன், அந்த ஃபங்க்‌க. நல்லா எண்ணெய் எல்லாம் நல்லா போட்டு அதாவது குளிச்சுட்டு வந்து ஈரத்தலையோட எண்ணெயை வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் அது அப்படியே ஒ ஒட்டிக்கும்.
சரிங்க. ஓ! அத அது அது தானங்க அந்த ஒரு காலகட்டத்தில ஹேர் வேக்ஸ். ஸ்டைல்‌லா நிப்பாட்டுறதுக்கு அதுதாங்க ஸ்ட்ராட்ஜியே. ஆமா.
ஆமா. ஆமா, ஆமா. அந்த மாதிரி பண்ணிட்டு அந்த ஃபங்க்‌க உட்டுட்டு வர்றதுனால, இப்ப இதுவாகவும் இருக்காது. அ அ அந்த அதே மாரி அந்த ஒரு குங்கு கும்ம குங்குமம் இல்லாம நான் அந்த செந்தூரம் வப்பேன் நானு. ஆஞ்சநேயர் செந்தூரம் சொல்லுவாங்களே! இந்த ஆரஞ்சு கலர்‌ல இருக்குமே
சரிங்க. கண்டிப்பா.
அத வச்சிக்கிட்டு, அந்த மாதிரி வாரிக்கிட்டு அப்போ வந்து ஒரு இது. இந்த ஒரு மாரி பேகீஸ் மாரி ஒரு பேன்ட் இருக்கும். அந்த க ஸு ஸ்கூல் யூனிஃபார்ம் பேன்ட்‌டே அந்த மாதிரி தான் தைச்சோம்.
சரிங். கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா.
டெர்ரி காட்டன் பேன்ட்‌டும், அந்த வெள்ளை சட்டை தான் வந்து எங்களுக்கு யூனிஃபார்ம்.
அப்போ அப்போ வந்து இந்த பேன்ட்ன்னு சொல்லவும் தான் ஞாபகம் வருது. அந்த காலத்தில அந்த பூட் கட்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த பெல் பாட்டம், பெல் பாட்டம். அதே மாரி அந்த பெல் பாட்டம்‌ல வந்து பின்னாடி பாதி ஜிப் வச்சிருப்பாங்க. அது பார்த்திருக்கிறீங்களா? ஆமா. ஏன்னா, நான் ஒரு தடவை கேட்கும்போது எங்க அப்பா என்ன வந்து, "அதெல்லாம் ரவுடி பையன் போடுறது. நீ என்ன கேட்டுட்டு இருக்க" இருக்கு கேட்டாரு.
பெல் பெல் பாட்டம்னு சொல்லுவாவ்க. பூட் கட். ஆமா. ஆமா, ஆமா, ஆமா. ஆமாங்க. இந்த பேக் கீஸ்‌க்கே நான் அந்த மாரில்லாம் பேர் வாங்கிருக்கேன். ஆனா அதுக்கப்புறம் அது பழகி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பேகீஸ்‌ பேன்ட்‌ட தைச்சுக்கிட்டு, அந்த அந்த அந்த மாதிரி வாரிக்கிட்டு ஆனா என்னன்னா நமக்கு அந்த ஷூ வாங்குற அளவுக்கு வசதி கிடையாது.
ஆ கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டு சரிங்க. சரிங்க.
அதனால, இந்த ரப்பர் செருப்பு தான். அது ஒரு இது மாரி இது பண்ணி என்ன என்னன்னா, இப்டிதான் வருவான் அப்படின்ற மாரி ஒரு
ஓ! ஆ! ஒரு லுக் கிரியேட் பண்ணிட்டீங்க.
ஒரு லுக்‌க கிரியேட் பண்ணும்.
இப்போ அந்த மாரி நீங்க கிரியேட் பண்ணுறப்போ, உங்களோட நண்பர்கள் வந்து என்ன அவங்களோட வ பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருந்தது? ஏய் சூப்பர் நல்லா ஆ.
அ ஜாலியா சொல்லுவாங்க. ஒரு சில பேரு எப்டி வாரீருப்பாங்கன்னா, இந்த பிரசாந்த் தெரியுங்களா உங்களுக்கு? த என்னது டாப் ஸ்டார்
ஆமாமா. ஜீன்ஸ் படம். ஜீன்ஸ் படத்தில ஆ ஜீன்ஸ் படத்தில நடிச்சிருக்காரு. ம்.
ஆமா. சென்டர் வகுடு எடுத்து அவரு வாரிருப்பாரு இல்லையா? அப்போ அந்த சென்டர் வகுடு கொஞ்சம் ஃபேமஸ் அந்த அமீர்கான்
ஆமா, ஆமா. ஆமா. ஆ.
அந்த மாரி எல்லாவந்து சென்டர் வகுடு பேமஸ்‌ஸா இருந்தது. ஆ ரஜினிகாந்தும் அப்படித்தான் வச்சிருந்தாரு.
சரிங்க. சரிங்க.
அந்த மாரி விட்டுட்டு வருவாங்க. நான் இந்த மாரி ஸ்டைல். நான் ஒரு மாதிரி ஆர்தோடக்ஸ் இருந்ததா தான் சொன்னனே கமல் இதுன்னு ரசிகர்ன்னு. அதனால நான் கொஞ்சம் வித்தியாசமா இருப்பேன்.
ஆ! புரியுது, புரியுது. சரிங்க.
எல்லாரும் அந்த பரட்டை தலையா வர வர நேரத்தில, நான் வந்து அத படிச்சு வாரி
சரிங்க.
அந்த இது வச்சுகிட்டு அது ஒரு மாரி அது நல்ல கலர்‌ரா வேற இருப்பேன் நானு. அதனால வந்து அது ஒரு மாரி வித்தியாசமான ஒரு கெட்டப்‌ல வருவேன் நானு.
சரிங்க, சரி.
அப்டியே அது வ லெவந்த், ட்வெல்த் லாம் படிக்கும்போது இந்த என்சிசில இருந்தேன் அந்த நைந்த்ல வந்து என்சிசி ல சேர்ந்தததுக்கு அப்புறம் அந்த பங்க எல்லாம் எடுக்க வேண்டியதா போச்சு. எட்டாவதுலருந்து வளர்த்தது அது. நைந்த் அந்த அந்த வரும்போது என்சிசி ல இருந்ததனால, அ புல்‌லா கட் பண்ண வேண்டியதா போச்சு.
சரிங்க. புரியுது, புரியுது. ஏன்னா, இந்த சூழ்
அது அதுக்கப்புறம் வந்து இந்த ல 11வது 12வது 10வது முடிச்சு அ 11வது,, 12வது வரும்போது அப்பல்லாம் வந்து இந்த சூப்பர் ஹிட் முக்காபலா ன்னு ஒண்ணு வரும்.
கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. நானும் அத கேள்வி பட்ருக்கேங்க.
ஆமாங்க. சூப்பர் ஹிட் முகாபலா வ்ல வந்து நெறைய இந்த, பாப் சாங் இந்த ராப் சாங் அந்த மாரில்லாம் கூட போடுவாங்க. ஹிந்தி பாடல்கள் மட்டுமில்லாம எல்லாம் ஒரு மாரி அது மிக்ஸ்ட்‌டா வரும்னு வச்சுக்ங்ளேன்.
சரிங்க.
ஒரு ஒரு நேரத்துல வந்து சிம்ரன் கூட வந்து அதுல வந்து ஆங்கரா இருந்திருக்காங்க.
அதாவது ச 1 நடிகை. ஓகே.
நடிகை நம்ம நடிகை சிம்ரன் இருக்காங்க இல்லியா?
ஆமா, ஆமா. அவங்க வந்து ஆ புரியுது, புரியுது. இப்ப தான் ஞாபகம் வருது.
இடுப்பழகி சிம்ரன். அவங்க வந்து இதுவா இருந்துரு வி அது வி அ விஜே வா இருந்திருக்காங்க அங்க.
சரிங்க.
ஆங்கர்‌ரா இருந்திருக்காங்க. சூப்பர்ஹிட் முகாபுலாக்ககு.
சரி, சரி, சரி. சரிங்க. இப்போ
அதனால வந்து அதில வந்து அப்பாச்சி இண்டியன்னு ஒரு பாட்டு ஒண்ணு ஒரு பாடகர் அவரு.
சரிங்க.
அவரு வந்து, ராப் பாடல்கள் பாடுவாரு. அவரோட இது எப்படி இருக்கும்ன்னா? சைட் எல்லாம் வந்து நல்லா கட் பண்ணிட்டு கோடு கோடா இருக்கும். ஒரு 4, 5 கோடு.
புரியிது. சரிங்க, சரிங்க.
அதெல்லாமும் பண்ணிட்டு போயிருக்கேன். ஸ்கூலுக்கே.
ஐய்யய்யோ! அப்போ நீங்க எல்லாமுமா இருந்திருக்கீங்கங்க. யாரெல்லாம் அ.
நெறய நெறய வந்து விளையாட்டுகள் எல்லாம் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த க்றிஸ்டின்ஸ் னு ஒரு க்ரிக்கெட் ப்ளேயர் இருந்தாரு. நியூசிலாந்து ப்ளேயர்.
ஓ! இப்போ சரிங்க.
கிறிஸ்டோபர் கென்ஸ் ஆல் ரவுண்டர் அவரு. அவரு எப்படின்னா அவருக்கு சுருட்ட முடி. அவர். ஆனா அந்த குணால் தெரியுங்களா? உங்களுக்கு அந்த அ காதலர் தினம் குணால்.
சரிங்க. சரிங்க. ஆமாங்க. அவர தெரியாம யாராவது இருப்பாங்களா? அய்யய்யோ! மஷ்ரூம் கட். ஆ, கண்டிப்பா மஷ்ரூம் கட். ஆ சொல்லுங்க.
அதான் மஸ்ரூம் கட் இந்த கவுண்டமணி கூட ஒரு படத்தில கிண்டல் பண்ணுவாரே! அந்த மஸ்ரூம் கட்மாரி அவர் வந்து கட் பண்ணியிருப்பாரு. ஆனா அவரது சுருட்ட முடி.
சரிங்க.
அந்த மாரி வளர்த்திருக்கோம்.
ம்
என் பிரெண்ட் ஒருத்தரு வளர்த்தாரு. அந்த மாரி. அதெல்லாம் அதெல்லாம் ஒரு ஒரு காலகட்டத்தில வந்து, இந்த மாதிரி தான். ஒரு ஒவ்வொரு ஐகானிக் இதெல்லாம் வந்து பண்ணிட்டு தான் இருந்தோம். அதுவும் ஏதோ சொந்தமா பண்ணலன்னு வச்சுக்கோங்க.
சரிங்க. ஸ். சரிங்க.
அது அப்டிதான் ஓடிட்டு இருந்துச்சு. காலேஜ் வரும்போது ஒரே கெட்டப் தான் என் நமக்கு. என்னன்னா <chuckles> அ சதுரவட்ட அங்கேயும் என்சிசில இருந்தேன். என்சிசி ஏர்விங்‌ ல இருந்தேன் நானு. அதான் விமானப்படை அந்த இதுல இருந்தேன்.
ஹ. ஓ! அப்படி, ஆ புரியுது, புரியிதுங்க. புரியுது, புரியுது.
அதனால வந்து சதுரவட்டை தான் நமக்கு. சைடுல ல்லாம் ஒரு முடி கூட கிடையாது. எனக்கு அது இங்கயும்
சரி. அதாவது ஏங்க நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? இந்த சூரரை போற்று சூர்யா மாரி இருந்தீங்கன்னு சொல்லுங்கங்க. அது தான் கரெக்ட் ஆன ஹ. <laughs>
<laughs> சூரரை போற்று சூர்யா அதெல்லாம் விடுங்க. உண்மையான சதுர வட்டை அதுல வந்து எனக்கு வந்து பட்ட பெயரே வச்சுயிருந்தாங்க. பட்றன்னு எனக்கு பட்ட பெயர் வச்சிருந்தாங்க எங்க ஃபிரன்ஸ் எங்க சர்க்கிள். இந்த காலேஜ்‌ல வந்து என்சிசி ல இருக்கிறவன் எல்லோருமே அப்டிதான் இருப்பான். இந்த பக்கம் நம்ம அ இ காலேஜ் உள்ள கிளாஸ்‌ல இருக்குற ஒரு செட் இருக்கும் இல்லையா?
ஆ. சரிங்க. ஆ. ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா.
அவுங்களுக்கு வந்து அவன் வந்து அதுல ஒருத்தன் வந்து பட்றன்னு பெயர் வச்சான். ஏன் பேர் இன்னைய வரைக்கும் சொன்னோன்னா பல பேருக்கு என்ன பட்றன்னு தான் தெரியும். என்னுடைய பொ அ இந்த பெயர் தெரியாது.
உண்மையான பெயர் உங்களுக்கு தெரியாது. ஓ! சரி. இப்போ எனக்கு ஒரு ஒரு சுவாரஸ்யமான கேள்வி வருது. நகைச்சுவைன்னு கூட எடுத்துக்கலாம். இந்த மாரி பண்ணும்போது நீங்க ஒவ்வொரு விதமான லுக்‌ல போறீங்க பார்த்தீங்களா. பிரசாந்த் மாதிரி அந்த மாதிரி .பெண்களோட ஈர்ப்பு இருந்ததா உங்களுக்கு? ஏன்னா நீங்க என்ன நீங்க பேசுறத கேட்டா எனக்கு என்னமோ நீங்க ரோமியோ வா தான் இருந்திருப்பீங்கன்னு தோனுதுங்க.
ஆமா. உண்மையான பேரு தெரியாது. ஆமாங்க. ஐய்யய்யோ! நீங்க வேற ரோமியோலா இல்ல நான் கொஞ்சம் கரடு முரடா தா இருப்பேன்னு வச்சுக்கங்க. பேச ப ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்ப அதா என்ன எல்லோருமே அந்த பலாப்பழம் மாரின்னுவாங்க கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்‌ ஆ இருப்பேன் பார்க்கறதுக்கு, ஆனா பழகும்போது நல்லா பழகிடுவேன் அந்த ஆம்பள பொம்பளன்னு இல்ல. ஆனா தவ இந்த எண்ணத்தோட என்கூட வரக்கூடாதுன்றதுல வந்து ரொம்ப தெளிவா இருந்தேன். அந்த அந்த ஒரு விஷயத்துல மட்டும் நான் கொஞ்சம் வீக்குன்னே சொல்லலாம்ன்னு வச்சுக்கங்களேன். "இவன் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான்ன்னு" வடிவேலு சொல்லுவாங்களே அந்த மாரி.
<chuckles> சரிங்க. சரிங்க. ஏ. சரி. ஓ! சரி, சரி. ஆ. சரிங்க, சரிங்க. புரிது, புரிது. சரிங்க. <chuckles> ஆமா, ஆமா, ஆமா.
அந்த மாரி அப்படியும் ஒரு இது என்சிசி இல தான் வந்து எனக்கு ஒரு பொண்ணு வந்து என்ன வந்து அ விரும்பினாங்க. ஆனா நம்மலோட அவுங்க வந்து நல்ல பணக்கார இது தான்.
சரிங்க. சரிங்க. ஐயோ. சரிங்க.
அவுங்க பணக்காரங்க. ஆனா நம்ம ரொம்ப மிடில் கிளாஸ்.
சரிங்க.
<chuckles> நடுத்தர வர்க்கம்ன்றதுனால அத நான் வந்து என்கரேஜ் பண்ணல. நானு.
புரியுது, புரியுது, புரியுது.
ஏன்னா, நமக்கு அது ஒத்து வருமான்னு தெரியாது. நாம போயிட்டு இதுவாயி எதுக்குன்ட்டு அப்படியே விட்டுட்டேன். ம்.
இப்போ அவுங்கள பார்க்கிறீங்களா? இல்ல தெரியுமா? இப்போ உங்க
ஆ. அவ அவங்க வந்து முகநூல்ல வந்து எனக்கு நண்பரா தான் இருக்காங்க.
ஓ! பரவால்ல பரவால்ல. அது பரவால்ல.
நண்பரா தான் இருக்காங்க. அந்தமாரி தான் ஓடுச்சு. அதுக்கப்பறம் வந்து இந்த காலேஜ் எல்லாம் முடிச்சு, என்னோட அலுவல் அப்படீன்னு வரும்போது தான், ரொம்ப அராஜகமான என்னோட ஸ்டைல் தனியா வந்தது.
எப்படீங்க? இப்ப என்ன ட்ரை பண்ணீங்க? <laughs> வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். ஆ சொல்லுங்க.
வேற வழி இல்ல. ஃபார்மல்ஸ் தானு வச்சுக்கங்களேன். <chuckles> ஃபார்மல்ஸ் தான் அது. வேற என்ன பண்ண முடியும். நம்ம அலுவல் போணுன்னா, ஃபார்மல்ல தான போணும். ஆனா வந்து எனக்கு என்னன்னா, நான்
சரிங்க, ஆ.
எனக்கு அப்போ நல்லா தாடி, மீசைல்லாம் நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு.
சரிங்க.
அப்படி இருக்க பட்சத்துல, அந்த முடி, தாடி, மீச இதுல வச்சு விளையாடிட்டே இருப்பேன். வாரத்துக்கு 1 தரவ ஒரு ஸ்டைலு.
புரியுது. ஆ, பார்றா! சரிங்க.
திடீர்ன்னு மீசை இல்லாம வருவேன். திடீர்ன்னு வந்து வெறும் தாடிய மட்டும் வச்சுட்டு வருவேன். திடீர்ன்னு வந்து தாடி, மீசை எல்லாம் பெருசா இருக்கும். அதுக்கப்பறம் வந்து இந்த முறுக்கு மீசை, அப்பறம் இந்த சூர்யா வச்ச இது சு நான் வச்சதுக்கு அப்பறந்தான் சூர்யாவே சிங்கமில்ல வச்சாரு.
சரிங்க. ஆ, ஆ, ஆ. ஓ! அப்ப சூர்யாக்கு சீனியரா நீங்க? <laughs> சரிங்க. ஆ.
நான் அப்ப ரெண்டாயிரத்தி ரெண்டலயே வச்சுட்டேன் அந்த மீசையை. அது மாரி விதவிதமா வுடுவேன். அந்த, நீங்க இந்த ஹிட்லர் மீசைல்லாம் விட்டுட்டு நீங்க வெளிய வந்திருக்கீங்களா?
ஐய்யய்யோ! ஹிட்லர் மீசை என்னங்க, ஐய்யய்ய!
நான் வந்திருக்கேங்க.
ஆ உங்களுக்கு நீங்க பெரிய ஆளுங்க. இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சுங்க. நீங்க உ ஆனா நீங்கள் உங்க ப
இதுனால, ஏங்க எனக்கு பேரே அப்படிதான். "டேய்! நீ உன் முகம் எதுன்னே எனக்கு மறந்து போச்சுறா." அப்படீன்ற லெவலலுக்கு இருக்கும். என்னோட இது. பாஸ் எல்லாம் அப்படிதான் என் ஃபிரெண்ட்ஸு, பாஸ்ஸல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. அதுக்கப்பறம், அந்த சாமி படம் வந்தபோது, அந்த அந்த சாமி மாரி, அவ்வளோ தடி மீசைய வுட்டுக்கிட்டு.
<laughs> ஆ. சூப்பருங்க. கண்டிப்பா, கண்டிப்பா.
எல்லாத்தையும், எல்லா விதமும் விளையாந்து விளையாட விளையாடுறதெல்லாம், விளையாடிருக்கேன். விருமாண்டி வி இது.
அ சரிங்க.
அதெல்லாம் கூட விட்டிருக்கேன். அப்படி, அது ஒரு என்ன என்னோட தனித்துவமான 1 சிக்னேச்சர் லுக்கு மாரி ஆயிடுச்சு அது.
புரியுதுங்க, புரியுது.
இவன் ஒரே கெட்டப்‌ல இருக்க மாட்டான்.
புரியுது. இப்ப என்ன கெட்டப்‌ல இருக்கீங்கங்க? இப்போ ரீசென்ட்டா.
இப்ப அது வந்து என்னன்னா, ஒரு 36 வயசுல பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் நரைக்கிறது, ஜாஸ்தியாக ஆரம்பிச்சுருச்சு.
அப்ப அஜித் குமாருன்றீங்க. 'சால்ட் அன்ட் பெப்பர்'.
அதெல்லாம் நீங்க வேற, இப்ப அந்த இதுதான். இப்ப என்னை வந்து பார்க்குறவங்க, அதான் சொல்லுவாங்க. நான் அந்த அந்த துணிவுல வர மாரி தான் தாடி இருக்கும். வளர்றது. அதே மாரி தான் இருக்கும். அதனால என்னது எல்லாரும், இங்க லோக்கல்ல சொல்லுவாங்க. தல தலன்னுவாங்க. "எப்பா! இந்த விஷயம் தலைக்கு தெரியுமா?" அப்படீன்னு நான் கேட்பேன். நான், "அவரு தலை, நான் தருதல." அப்டின்னுவேன். <chuckles>
சரிங்க. சரிங்க. <chuckles> ரொம்ப நகைச்சுவைங்க. ம். <laughs> சரி. அப்போ, இப்ப நீங்க வந்து, சால்ட் அன்ட் பெப்பர்ல இருக்குறீங்க. கரெக்ட்‌டுங்களா?
'சால்ட் அன்ட் பெப்பர்'. இல்ல. தாடி வந்து ஃபுல்லாவே, அல்மோஸ்ட் சால்ட் தான்.
ஆஹ. ஓ! அ
பெப்பரே இல்ல நாடியில அது தப்பு பண்ணது ச வந்து என்னனா, அந்த ம் கலரிங்னு இருக்கு இல்லியா?
அ. ஆமாமாமாமா.
அது ஒரு 2 தரவ அடிச்சேங்க. அத்தோட முடிஞ்சுது கத. கொஞ்சம் கொஞ்சம் கருப்பு இருந்ததும் சுத்தமா போயிட்டுச்சி தாடியில.
ஆ. புரிது. இப்ப அடுத்து என்ன ப்ப ஸ்டைல்‌ல இருக்குறீங்க? என்ன ஸ்
யோசிச்சிட்டு இருக்கேன். இப்போதைக்கு வந்து மலைக்கு மால போட்டுருக்குறதுனால எதுவும் பண்ண முடியாது. அடுத்து என்ன ஸ்டைல்ன்றத யோசிச்சிட்டுருக்கேன் நானு
ஆஹா! அப்ப நீங்க இப்ப இப்ப நீங்க வந்து இப்போ சபரிமலை கெட்டப்‌ல இருக்கிறீங்க <laughs>
ஆமா, ஆமா. இல்ல. இப்ப ஒரு 7, 8 வருஷமாவே நான் தாடியில தான் இருக்கேன். அளவு மட்டும் மாறும். அ சில சமயம் வந்து பெருசா வளப்பேன். அதாவது திருவள்ளுவர் மாரி, சில சமயம் அ அந்த ட்ரிம்ட் தாடி இருக்கும்.
சரிங்க. சரிங்க.
அ சில சமயம் அந்த அந்த துணிவு அந்த டைப்‌ல இருப்பேன். அது மாரி விதவிதமா உட வேண்டியத் தான்.
சரிங்க. சூப்பர்ங்க. அதாவது உங்களோட சிறு வயதுல இருந்து நீங்க வந்து ஒவ்வொரு கெட்டப்பா நீங்க மாத்தி மாத்தி மாத்தி-மாத்தி.
இன்னைக்கு லுக்னு பாத்தீங்கன்னா, சிக்னேச்சர் லுக் இப்போதைக்கு எனக்கு வந்து அந்த தாடி ஆ இந்த வெள்ள கலர் தாடி, வெள்ள முடி அதாவது சால்ட் அண்ட் பேப்பர் முடி. அதுக்கு அப்புறம் வந்து வேஷ்டி சட்ட. இது தான் என்னுடைய இப்போதைய கடத் சிக்னேச்சர் லுக்
ஆஹா! ஆஹா! கண்டிப்பா. சூப்பர்ங்க. சூப்பர்ங்க. அதாவது உங்களோட சின்ன வயசுலருந்து நீங்க ஒவ்வொரு கெட்டபா நீங்க என்னவெல்லாம் பண்ணீங்க. என்னெல்லாம், நகைச்சுவையான ஒரு தருணங்கள் என்னவெல்லாம், வந்து நடந்துச்சின்றத ரொம்ப சுவாரஸ்யமா <inhales> அ பகிர்ந்தீங்க. உங்களோட கத உங்க நீங்க சொல்ல, சொல்ல நான் வந்து கண்ண மூட்டு அப்டி கேட்குறபோ, நான் என்ன அந்த இடத்துக்கே கூட்டு போய் நீங்க எப்டில்லா இருந்துருப்பீங்கனு ஒரு ஒரு உணர்ச்சிய தந்துச்சி. உங்க கூட பேசுனதுல, ரொம்ப மகிழ்ச்சிங்க. மீண்டும் பேசலாம். நன்றி
கண்டிப்பாங்க. உங்களு உங்களோட நேரத்தையும் நீங்க வந்து செலவு பண்ணி பொறுமையா கேட்டீங்க பாருங்க. அதுக்கே மிக்க நன்றி தெரிவிச்சிக்குறேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா ஆரம்பிக்கட்டும்ங்க.
ம்ஹ்ம். நன்றிங்க, நன்றி.